பிரபலங்கள் அப்டின்னு இன்னைக்கு நம்ம பொதுப்படையா சொல்லிட்டாலும் இத வந்து நம்ம ஒரு 2 விதமா எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்திங்க அப்டினா, Instagramல இந்த இன்ஃப்ளூயசர்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து பாத்திங்க அப்டின்னா அவங்க வந்து அந்த தொடர்ந்து வந்து காட்சி பதவியேற்றம் பதவியேற்றம் செய்றனாலயும் சில பேர் பாட்டு பாடுவாங்க, சில பேர் வந்து நடனம் ஆடுவாங்க, அல்லது சிலர் வந்து மூவியில வர இந்த காட்சிகள்ல வந்து மறு அமைப்பு செஞ்சு அவங்க பண்ணிக்காட்டு. சரிங்களா இந்த மாரி போடறவங்க இருக்காங்க. அதிலேயே வந்து வீலாகு இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போறது, இல்ல அவங்க சொந்த வாழ்க்கை போடறது, அப்படின்னு இதுல நெறைய ரகம் இருக்கு இல்லைங்களா?
ம்ஹ்ம். ஆமா. அ. சரி. ஆமா, ஆமா. கரெக்ட். சரி. சரி. இன்னம்மா நீங்க சரியா சொன்னீங்க நானும் பாத்து இருக்கன் நெறைய நெறைய மாரி பண்ணிட்டே இருப்பாங்க. அ.
ஆமா. இப்ப இது வந்து இந்த மாரி இவங்க எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தா அவங்க திடீர்னு ஏதாது பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பு சொல்றன், கருத்து சொல்றன் அப்டிங்கிற மாரி ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க.
கருத்து சொல்றன் சொல்லிட்டு ஆ.
ஆமா. அப்ப சொல்ற அப்ப அது பெரும்பாலும் இதுல வந்து இதுலயும் ஒரு 4 வகையா பிரிக்கலாம். இத வந்து ஆங்கிலத்துல வந்து பிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது பெண்ணாக இருக்கட்டும் இல்ல, ஆணாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, உடற்பயிற்ச்சி செஞ்சு மொதல அத வீடியோ போடுவாங்க. அப்படியே வந்து ஒரு பெரிய மாற்றம் பண்ணி இது ஆணாக இருந்தா ஒரு 6 பேக் இந்த 6 பேக்னு சொல்வாங்கல்ல ரொம்ப மெலிந்த வடிவுல இருக்கிறது அந்த அழகான சதைகள் அதெல்லாம் போடுறது
ம்ஹ்ம். ம். அ. அ. ஆமா ஆமா. ஆமா, ஆமா. நம்ம நான் ஒரு சூர்யா ஒரு படத்துல கூட வச்சுட்டு வந்து பிரபலமாயிருப்பார். நான் பாத்திருக்கன். அ.
ஆமாமாமா. அந்த மாரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒடனே இவங்க பாக்கறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுற அப்ப அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்வாங்க அப்டினா, இந்த இந்த பவுடருக்கு பாத்தீங்களா புரோட்டீன் பவுடர் அத வந்து எடுத்துக்கணும்.
ம். ஆமா. ஆமா. புரத புரத பவுடர் அது. புரதத்துல ஆமா ஆமா ஆ.
ம். புரதச்சத்து நிறைந்த பவுடர் அத வந்து நம்ம உணவுல இல்ல அப்டின்னு சொல்லிட்டு உணவு சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப தான் வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்ம அவங்க அவங்க ஒடம்பு இப்படி ஆயிருக்கு அதனால நாமளும் அத அப்படியே ஃபாலோ பண்ணா நமக்கு ஆயிருங்குற மாரி சில பேர் வந்து நினைப்பாங்க இல்லைங்களா? இந்த இதுல
சரி சரி. <laughs> அது சரி அ.

ஆமா. எல்லாருமே தீர்வு சொல்றாங்க. சில சமயம் பாத்தீங்கனா இவங்க, என்ன பண்றாங்க, அப்படினா, இவங்க புதுச முற்றிலும் வந்து மருத்துவ துறையிலயே இல்லாத புதிய விஷயங்கள எல்லாம் சொல்றாங்க. அத மக்களும் நம்பிகிட்டு, அவங்க உணவு முறையில மாற்றம் செய்யறது. அப்படி மாற்றம் செஞ்ச சில பேர்
அ. ம். ஒ! இது பெரிய ஆபத்தாச்சே! நீங்க சொல்ற விஷயம்.
ஆமாமா. பெரிய பிரச்சனைகள, இது கொண்டு வருது. அதனால, என்ன சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அது, நமக்கு ஒத்து வருமா? சொல்றவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? இந்த மாரி, பல்வேறு விஷயங்கள, ஆராய்றத நாம மொதல்ல, ஒரு பழக்கமா கொண்டு வரணும். இந்த இதுல.
ம், ம். ம். ம். சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க. ஆ சரி. இது போக, மருத்துவ துறை சார்ந்து, அ, இது எப்படி வந்து பிரபலங்கள் எல்லாம் வந்து, அத வந்து கருத்து சொல்றகற பேர்ல, பொருள வந்து ஒரு பொருள மறைமுகமா விக்கறாங்க. அதன் மூலமா, அவங்க எப்படி சம்பாரிக்கிறாங்க, எல்லா, நல்லா சொன்னீங்க. இப்ப, இன்னும் இதோட நின்னுட்டா, ஒரு பக்கம் நிக்காம, இன்னும் சில பிரபலங்கள் என்ன பண்றாங்க, சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளைல பத்தி எல்லாம் அனலைஸ் பண்ற, ஆய்வு பண்ற, அப்படினு கருத்து சொல்லி, இன்னும் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தற மாரில்லாம் பேசுறாங்க. அந்த மாரி கேள்விப்பட்டு இருக்கிங்களா நீங்க?
சரி. கருத்துக்கள் சொல்றே அப்டி. ஆமா. அவங்க வந்து, ஆமா. ஆமா. அந்த மாரி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். அவங்க வந்து இந்த அறிவுரைய என்ன சொல்வாங்கனா? எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படினா, அந்த பிரச்சனை நடந்த 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அவங்க கருத்து பதிவிட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி இதுல.
ஆ. சரி. அத பத்தின, புரிதலும் இருக்காது. உண்மை என்னன்னு முழுசா தெரியாது. ஆனா, கருத்து பதிவிடுவாங்க. ம்.
சரியா சொன்னீங்க. அதற்கான வரலாறு என்ன? அதாவது, இவங்க பெரும்பாலும் என்னன்னா, இந்த அரசியல்வாதிகளா இருக்காங்கல்லையா, அவங்க சார்ந்த ஒரு கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க, எல்லாத்துக்கும் இன்னிக்கு பிஆர் டீம் னு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா, பப்ளிசிட்டி டீம் னு சொல்ட்டு, அதுல இந்த சமூக வலைத்தளங்கள வந்து இருக்கிறவங்கள கையாள, இன்ஃப்ளூயன்ஸ் ஐ கையாளுறதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கு. இப்ப ஒரு,
ஆ. ம். ஓ! ஓஹோ! அம். சரி, சரி. ஒ! அதுக்கே, ஒரு நிறுவனமே நடத்துறாங்களா? நீங்க சொ அ அம்
ஆமாமா. தனியாவே இருக்காங்க. அவங்க, வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப பிரிவு தனியா இருக்காங்க. அவங்க என்னன்னா, நடந் ஆமா,
ஆமா நானும் கேள்வி பட்டுருக்கேன். கட்சில எல்லாம் வச்சிருக்காங்க. ஆ.
ஆமா. இது வந்து, இந்த ஒரு 4ல இருந்து 5 வருடங்களுக்கு வந்தது. ஏன்னா? அதுல நெறைய பார்வையாளர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்க, ஒரு செய்திய வந்து, செய்தித்தாள்ல படிச்சு தெரிஞ்சுகறது, முந்தைய இருந்த வழிமுறை. அதற்கு அப்புறம் வந்து, தொலைக்காட்சியில தெரிஞ்சு பார்த்துக்கறது, ஒரு வழிமுறையா இருந்தது. இன்னிக்கு பார்த்தீங்கப்படினா, தொலைக்காட்சி இருந்தா கூட, நாம இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் இந்த மாரி ஒரு நியூஸ் இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கறோம். இல்லைங்களா?
ம். சரி, சரி. அத சொல்லுங்க. சரியா, சொல்றீங்க! இப்ப வந்து, யாரும் வந்து பொறுமையா, டிவி போட்டு, அதுல வர செய்தி தொலைக்காட்சிகள வச்சு, அதுல செய்தி எல்லாம் பாக்கறது இல்ல. கையில வச்சுக்கிட்டு இந்த ஃபோன வச்சுக்கிட்டு உடனே இன்ஸ்டன்ட்டா, என்ன போடுறாங்க, இந்த பிரபலங்கள் அத பத்தி, என்ன கருத்து சொல்றாங்க. அவங்க சொல்றத வச்சு தான், அந்த நியூஸ் அயே அவங்க தெரிஞ்சுக்கறாங்க.
ஆம். ஆமா.